அ இப்ப பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து அ அ நெறைய விஷயம் எ எதாவது உதாரணத்துக்கு சொல்லணும்னா, நம்ம வேலைக்கு வந்து அ அப்ளை பண்ணியிருப்போம், அ வேலை கெடைக்காம இருக்கலாம். இல்ல வந்து ஏதோ ஒரு போட்டியில பங்கேற்றிப்போம், அப்போ வந்து நமக்கு அந்த வெற்றி கெடைக்காம இருக்கலாம். அது வந்து தோல்வில போய் முடிஞ்சிருக்கலாம், அ இதுமாரி நெறைய வகையான தோல்விகள் வந்து, நம்ம வந்து நம்ம வாழ்க்கையில வந்து நெறைய சந்திச்சிருப்போம். அதுபோல ஏதாவது ஒரு தோல்வி எதிர்பாராம, அது வந்து உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியா மாறி, உங்களுக்கு அ இருந்தது உண்டா? உங்களுடைய வாழ்க்கையில இந்த மாரி ஓ ஏதாவது ஒரு அனுபவம் இருந்தா, என்னுடன் கொஞ்சம் பகிர்ந்து கொள்றீங்களா?
ஆமா. ஆ கண்டிப்பா, என் வாழ்க்கையில அந்த மாரி அனுபவங்கள் இருக்கு. அ நான் வந்துட்டு மொதல்ல வந்து மொதல்ல அ அதாவது, என்னோட கல்லூரியோட 3ஆம் வருடத்துல வந்துட்டு, கேட்டுன்னு சொல்லி ஒரு ஒரு பரீட்சை இருக்கு. அது வந்துட்டு வேலைக்காகவும் எழுதுவாங்க, மேற்படிப்பு மேற்படிப்புக்காகவும் எழுதுவாங்க. எனக்கு வந்து மேற்படிப்ப விட வேலையில தான் வந்து நாட்டம் அதிகமா இருந்துச்சு. அப்போ என்னாச்சு, நான் வந்துட்டு இந்த மாரி அப்ளிகேஷன் வந்துட்டு போட்டேன். அ போட்டுட்டு நல்லா அதுக்காக எங்க வீட்ல என்ன சொல்டாங்கன்னா, நீ நல்ல மார்க் வாங்கிட்டின்னா, நாங்க வந்து உன்ன பிளேஸ்மெண்டுக்கு வந்து உட்கார சொல்ல மாட்டோம், அப்டின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. நானும் சரின்னு எப்டியோ படிச்சு 57 மார்க் கிட்ட வாங்கிட்டேன். அடுத்த வருஷமும் நான் வந்துட்டு அப்ளை பண்ணிருந்தேன். ஆனா, அடுத்த வருஷம் வந்துட்டு எனக்கு என்னென்னா அந்த 57ல விட நல்ல மார்க் வாங்கணும்னு எனக்கு ஒரு ஆச. 60, 64லாம் வாங்கி ஆல் இந்தியா ரேங்க்லாம் <chuckles> வாங்கணும்லாம் நான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனா என்னாயிருச்சு
ஆமா. நிச்சயமா, ஆமா. சரி, சரி. சரி. சரி. <laughs> சரி சா வருஷம் வருஷம் எழுதுற வருஷம் வருஷம் எழுத வேண்டிய தேர்வுங்களா அது?
இல்ல நம்ம விருப்பம். இப்ப முதல் தடவையே மார்க் நெறையா வந்திருந்தா நம்ம அதோட நிறுத்திக்கலாம். இல்லாட்டி நம்ம <chuckles> இன்னொரு தடவ வந்து எழுதலாம். அந்த மாதிரியான க
ஓ! சரி. சரி. அது எவ்வளோ மதிப்பெண் எடுத்தா உங்களுக்கு பாஸ்? அதாவது அந்த தேர்வு தேர்ச்சி பெற்றுட்டுறீங்க, அப்டின்ற மாரி சொல்வாங்க?
ஆ 20, 24 அந்த மாரி இருக்கும்னு வைச்சிகோங்களேன் ஓபிசிக்கு.
ஓ! சரி, சரி, சரி. ஆ சரி, சரி, சரி.
அப்போ இருந்துக்கிட்டு எனக்கு இந்த மாரி ஆயிடுச்சு. சரி. ஓகே அப்டின்னு சொல்லி நானும் பார்த்துக்கிட்டே இருந்தேன். அப்புறம் தான் வந்துட்டு, அடுத்த வருஷம் வந்துச்சி. நான் நல்லா தான் படிச்சிட்டு இருந்தேன். ஆனா, 6 மாதம் வந்துட்டு அதுக்கு முன்னாடி, அ பரீட்சைக்கு முன்னாடி வந்துட்டு கல்லூரில வந்து ப்ராஜெக்ட் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நில வந்துச்சி. அப்போ வந்துட்டு நான் இடம் மாத்தி சென்னைல இருக்கிற ஒரு ஒரு லேபாரட்டரில வந்து நான் வேலை செய்ய வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளாயிட்டேன். அப்டி வந்துட்டு ஆனா இது ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தான், சென்னைல வந்துட்டு அது ஒரு சென்ட்ரல் கவர்ன்மெண்ட் சிவில் இன்ஜினியரிங் லேபாரட்டரி ரொம்ப சந்தோஷமா தான் நாட்களு. எனக்கு எப்பயுமே வந்துட்டு, அ நம்மளோட ஒர்க்க வந்து சில இடத்துல தான வேல்யூ பண்ணுவாங்க. அந்த மாரி அது ஒரு வேல்யூ பண்ண ஒரு இடமா வந்து இருந்துச்சி. நான் அத குற சொல்ல மாட்டேன். ஆனா நான் அங்க வந்துட்டு எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு, பயிற்சியில வந்து கவனத்த வந்து விட்டுட்டேன். <chuckles> அ அதனால 2ஆவது வாட்டி எனக்கு 40 மார்க்கோ என்னமோ தான் வந்துச்சு அதாவது, அ சரியா பார்த்தோம்னா 3ர்டு இயர் ல விட கடைசி ஆண்டுல தான் <chuckles> வந்துட்டு அதிக மதிப்பெண் எடுத்திருக்கணும். ஏன்னா, எல்லா போர்ஷன் நும் வந்து முடிச்சிருப்பாங்க. ஏன் விஷயத்தில தான் அப்டி உல்டாவா நடந்துச்சி. நான் பெருசா வந்துட்டு இதெல்லாம் கண்டுக்காததுனால அப்டி ஆயிருச்சு. அப்புறம் தான் வந்துட்டு நான் பார்த்துட்டு நான் சொன்னே. சரி. ரொம்ப அழுக எங்க அப்பாவுக்கு கூப்ட்டு சொல்லீட்டு ரொம்ப அழு அழுவாச்சி. நான் வந்துட்டு இந்த மாரி உடனே வேலைக்கு போயிறணும்னு பார்த்தேன். ஆனா வந்து நடக்கவே இல்ல அப்படின்னு சொல்லி, விடிய விடிய அழுறேன். எங்க அப்பாவும் வந்து சமாதானப்படுத்துறாரு. ஏன்னா ரொம்ப தூரமா இருக்கேன்ல. நான் வீட்ட விட்டு ரொம்ப தூரமா இருக்கிறனால அவருக்கும் அவர் ஒண்ணும் இதெல்லாம் சொல்லல. நீ வீட்டுக்கு வா! வீட்டுக்கு வந்து கூட உட்காந்து 1 வருஷம், 2 வருஷம் படி. அப்பா உன்ன ஏதாவது சொல்றேனா? அப்படின்லாம் வந்து கேட்டு, என்ன நல்லாவே வந்து அப்பா சமாதானப்படுத்திட்டாங்க. அப்டிபடுத்தினதுக்கப்புறம் தான் வந்துட்டு, சரி ஓ சரி ஓகேன்னு நான் தூங்க போனேன். அப்புறம் அடுத்த ஒரு 1 வாரம் சோகமா இருந்தேன். அப்புறம் அப்டியே மெல்ல மெல்ல சரியாயிட்டேன். அப்டி நான் சரியாகறதுக்குள்ள அதாவது, இந்த இதெல்லாம் நடந்து ஒரு 2 வாரங்களுக்குள்ளயே வந்துட்டு பார்த்தா இன்னொரு மத்திய அரசு நிறுவனத்தில இருந்து இந்த பிஎஸ்யூனுலாம் சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாரி ஒரு நிறுவனத்தில இருந்து வந்துட்டு எனக்கு ஆஃபர் லெட்டர் வந்துருச்சு. எத வெச்சின்னா என்னுட 3ஆம் வருட கேட் மார்க் வெச்சே வந்து வந்துருச்சு. எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருந்தது. ச்சே இப்படி போயி இதில வந்து மாட்டிட்டோமேன்னு <tsk> நான் ரொம்ப வந்து கவலப்பட்டேன். நமக்கு நேரம் இருந்து இத செய்ய மாட்டேமேன்னு. ஆனா, 3ஆம் வருடத்தில வந்து நான் அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு படிச்சிததுக்கான பயன வந்துட்டு, நான் ஒரு தோல்விக்கு அப்புறம் அத வந்துட்டு நான் பார்க்குறப்போ, அது அவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சி.
ஆ. ம். சரி. <laughs> ஆமா. சரி, சரி. ம். ஓ! ம். <laughs> ம். சரி, சரிங்க. ரொம்ப அழகா சொன்னீங்க. என்னன்னா, "இப்போ நீங்க கல்லூரியில படிச்சுட்ருக்கும்போது ஒரு ஒரு தேர்ச்சியில வந்து நீங்க வந்து அ அதிகமா மதிப்பெண் எடுத்திருந்தீங்க. அது போக, அடுத்த வருட தேர்ச்சியில வந்து ரொம்ப குறைவா மதிப்பெண் எடுத்துட்டேன். அதனால எனக்கு வந்து வேலை கிடைக்காம போயிருச்சு." அப்படீன்ற மாரி ரொம்ப வ வருஷ அ வருத்தத்துல இருந்தபோது, "உங்களுக்கு புடிக்காத ஒரு வேலை." அப்படீன்ற மாரி சொல்ல "உங்களுக்கு பிடித்த வேலை தான். ஆனால் எனக்கு இதோட நல்ல வேலை கிடைக்கலையே." அப்படீன்ற மாரி ஒரு சூழ்நிலையில இருந்துட்டு, "உங்களுக்கு மறுபடியும் வந்து ஒரு நல்ல ஒரு வேலை கெடைச்சது." அப்படீன்றது வந்து ரொம்ப அ பாராட்டதுக்குரிய விஷயம். அதுவும் இல்லாம உங்களுக்கு அது ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கும் இல்லைங்களா?
ஆமாமா. ஏன்னா, எனக்கு வந்துட்டு அத விவரிக்கிறதுக்கான வார்த்தையே இல்லை. அந்த எ எல்லா இந்த மாரி நிறுவனங்கள்லாம் வந்துட்டு லிஸ்ட் தான் வந்து விடுவாங்க. மெயில் வந்து நமக்கு அப்புறம் தான் வரும். அந்த மாரி லிஸ்ட் விட்டப்போ, சும்மா போய் வந்துட்டு நான் அந்த லிஸ்ட்டுல வந்து சும்மா தேடுனேன். வீயில யாராவது இருக்காங்களா? அம் இப்போ சும்மா நான் வந்து பார்ப்பேன், இந்த மாரி வி அ அ இந்த மாரி மொதல் எழுத்தெல்லாம் வச்சுட்டு வந்து நா தேடுவேன், யாராவது இருக்காங்களா? நம்ம பேர் மாரியே யாருக்காவது பேரு இருக்கான்னல்லாம் நா வந்து பார்ப்பேன். அப்படி பார்த்தா, என் பேர் இருக்கு. அந்த மாரி தான் இருந்துச்சு. நான் வந்து பெரிய எதிர்பார்ப்பு எதுவும் இல்லாம வந்துட்டு, நான் வந்து அந்த அப்ளிகேஷன போட்டேன். ஆனா மார்க் இருந்துச்சு. அ நா மொதல் அட்டெம்ப்ட்டுலயே வந்துட்டு 57ங்குறது வந்து ரொம்பவே நல்ல மதிப்பெண் தான். ஆனா, மதிப்பெண் இருக்கவும் வந்துட்டு அந்த இடத்துல எனக்கு வந்து, அந்த மாரி ஒரு வாய்ப்பு வந்து கெடச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அதனால எனக்கு ஒரு தோல்விதான் ஒரு பெரிய தோல்விதான். ஆனா, அது வந்து என்னைய எங்க கொண்டு வந்து விட்டுருக்கு? அதுக்கு அடுத்து வந்த வெற்றி வந்து, அது அந்த தோல்வியினால தான் ரொம்ப இன்னும் அவ்வளவு சந்தோஷமா இருக்கேன்.
ம். <laughs> <laughs> சரி, சரி. ம். ம். ம். சரி, சரிங்க. இப்ப, இந்த வெற்றி சொல்றீங்கல்லயா? அந்த தோல்விக்கப்புறம் கிடைச்ச, ஒரு மிகப்பெரிய வெற்றி. அந்த வெற்றிய வந்து, உங்களோட நண்பர்களா இருக்கட்டும். உங்க குடும்ப, குடும்பத்தில இருக்கிறவங்களா இருக்கட்டும். அவுங்களா வந்து எப்டி பாத்தாங்க? அவுங்க உங்களுக்கு என்ன சொன்னாங்க?
எங்க வீட்ல வந்துட்டு ரொம்பவே வந்து, அப்பா சந்தோஷ பட்டாரு. ஏனா, அதுவரைக்கும் நீங்க சொன்ன மாரி, ஆ நிறைய வந்துட்டு சுத்தி சுத்தி தோல்விகள் தான் வந்து அன்னைக்கு இருந்துட்டு இருந்துச்சு. அ, எல்லாமே வந்து நல்லபடியாவும் நடந்துச்சுதான், நான் இல்லனு சொல்லலை. என்னோட பள்ளி மற்றும் கல்லூரி வந்து, நான் மெரிட்ல படிச்சேன். ஆனா, நான் எதிர்பார்த்த அளவுக்கு ஒரு பெரிய கல்லூரி வந்துட்டு, என்னால போக முடியல. காரணம் வந்து, என்னோட ஹெல்த்தா வந்து இருந்துச்சு. அப்ப, எனக்கு எப்டி இருந்துச்சுன்னா, இந்த ஹெல்த்னால தான, எனக்கு வந்து ஆஸ்மா இருந்துச்சு. இந்த ஹெல்த்னால தான, நீங்க வந்து என்ன அவ்ளோ தூரம் போய் படிக்க விட மாட்டேங்கிறீங்க, அந்த மாரி இருந்துச்சு. ஆனா, இப்ப இந்த வேலைக்கு இந்த மத்திய அரசு பணிக்காக வந்துட்டு, நான் மெடிக்கல் டெஸ்ட்டெல்லாம் வந்து போனேன். போனப்ப வந்துட்டு எனக்கு எல்லாமே வந்து கிளீன்னா இருந்தது. எந்த பிரச்சனையுமே இல்ல. அ, எந்த ஒரு இன்ஃப்ளமேஷன்னும் இல்ல. அப்படின்னு வந்து சொல்லி, சொல்லிட்டாங்க. அத கேட்கிறப்ப, எனக்கு அதுதான் சொல்லி வேலைய வந்து கன்ஃபார்ம் பண்றப்ப, எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு. எனக் எனக்கு அப்ப ரொம்ப வருத்தம். ச்ச, நம்ம அந்த கல்லூரிக்கு போலயே. அது அது வேற வட இந்தியாவில இருந்துதா ரொம்ப, நான் வந்துட்டு ஆசைப்பட்டேன். சரி, போணும் போணும் போணும் அப்டின்னு சொல்லி. அப்டி போக முடியாத போது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஆனா, இப்ப யோசிச்சு பார்த்தா, என் அப்பா சொன்ன மாரி, அங்க போயிருந்தேன்னா, என்னுடைய உடம்பு ரொம்ப கெட்டு போயிருக்கும். ஆஸ்மா இன்னும் அதிகமாயிருக்கும். நான் சொல்லப்போனா இப்ப, வேலைக்கு போற ஒரு நிலைமையில் கூட இல்லாம இருந்திருக்கலாம்.
ம். ம். ம். ம். ம்ஹ்ம். சரிங்க. ம். சரிங்க. ம்ஹ்ம். ம். சரி, சரிங்க. அ அது மட்டும் இல்லாம, இப்போ நீங்க வந்து உங்களோட வாழ்க்கையில நடந்த ஒரு தோல்வி தோல்விக்கு அப்புறம் கிடைச்ச ஒரு மிகப்பெரிய வெற்றிய பத்தி சொன்னீங்க. இது மாரி நெறய பேருக்கு நெறவைக நெறய வகையான தோல்விகள் வந்து ஏற்படும் இல்லைங்களா? ஸோ அவுங்க வந்து அத எப்டி எதிர்கொண்டு வரணும்? என்ன மாதிரியான முயற்சிகள்ல வந்து ஈடுபடணும்? அத அந்த தோல்விய வந்து வெற்றியா மாத்துறதுக்கு, அப்படின்றது உங்களோட அனுபவத்துல இருந்து ஒரு சின்னதா ஒரு ஒரு அறிவுரை சொல்லணுனா என்ன மாரியா சொல்லுவீங்க?
ஆமாங்க. இப்போ நெறய பேர் வந்து என்ன பண்ணிடுறாங்கன்னா, அ தோல்வி அடைஞ்சா வந்துட்டு அ ஒடனே வந்து "நான் மீண்டு வரணும். அதுக்காக நான் இது பண்றேன், நான் வந்துட்டு என்னோட தோழர்களோட வெளியில போறேன்" அது இதுன்னு ரொம்ப வந்துட்டு அது எப்டி சொல்றது? இப்போ அது ஒரு ஃபேன்ஸியான ஒரு விஷயமா ஆயிடுச்சு. ஆனா நான் என்ன சொல்வேன்னா வந்துட்டு, அது வந்து ஃபேன்ஸியாக்கக் கூடிய ஒரு விஷயமே அல்ல. நீங்க வந்துட்டு ஒரு ஒரு தேர்வு உங்களால பண்ண முடியல, இல்ல உங்களுக்கு பிடித்தமான போட்டியில உங்களால ஜெயிக்க முடியல, இல்ல, நீங்க எதையோ கத்துக்கணும்னு நெனைச்சு கத்துக்க முடியலைன்னா, மொதல்ல 2 நாள் அதுக்காக உக்காந்து நீங்க வந்துட்டு வருத்தப்படுங்கன்னு <chuckles> தான் வந்து நான் சொல்லுவேன். அப்ப தான் உங்களுக்கு தெரியும், நீங்க எதையோ வந்து எழந்திருக்கீங்க, நீங்க ஏதோ தப்பு பண்ணதுனால தான் அதை எழந்துருக்கீங்கன்னு. நீங்க ஒடனே வந்து, உங்களோட மனச மாத்துறேன்னு, சொல்லி நீங்க வேற ஏதாவது ஒரு வேலைய செய்ய போய்ட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த <tsk> இங் இங்க இருக்கிற பிரச்சனை என்னன்னா கடைசி வரைக்கும் உங்களால கண்டுபுடிக்கவே முடியாது.
ம்ஹ்ம். <snorts> ஆமா. <laughs> ம்ஹ்ம். <laughs> கண்டுபுடிக்க முடியாது. ம் சரியா சொன்னீங்க. அ, அப்டி அப்டி கண்டுபிடிக்காம முடியாம போயிடுச்சு அப்டின்னா ஸோ, அது வந்து என்ன மாரியான தாக்கத்த ஏற்படுத்தும். ஏனா, அவங்க திரும்ப வெற்றிய நோக்கி பயணிக்கிறதுக்கான முதல் அடிப்படையே வந்து, அந்த முதல் தோல்வியில பட் அ முதல் தோல்வி எதுனால அடைஞ்சது அப்டின்ற ஒரு விஷயத்த பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இல்லைங்களா? அப்டி இருக்கும்போது, அந்த தோல்விய வந்து சரியா, வந்து அந்த ஆ எதுனால தோல்வி அடைச்சோம் அப்டின்ற, அந்த ஒரு அனாலிசிஸ் இல்லாதனால தான் வந்துட்டு மிகப்பெரிய வெற்றிய வந்து அவங்க விட்றாங்க. அப்டிங்கற மாரி சொல்லலாமா?
ஆமாமா. ஆமாங்க. நீங்க சொல்றது வந்துட்டு ரொம்ப சரின்னு வச்சுக்கோங்களேன். அ எதனால வந்து இந்த தோல்வி வந்துச்சு, என்னதான் வந்து அங்க இருக்கிற மைய பிரச்சன அப்டின்னு சொல்லி நீங்க பார்க்காம, அ உங்கள சரிப்படுத்திக்கிறது வந்து ரொம்ப முக்கியம் தான். அதையே நினைச்சுக்கிட்டேல்லாம் வந்து நான் இருக்க சொல்லவே இல்ல. ஆனா, முதல்ல என்ன பிரச்சனைனு பாத்துட்டு, அதுக்கப்புறம் நீங்க வந்து அதையே நனைச்சிக்கிட்டிருங்கன்னு தான் நான் சொல்றேன்.
ம். ம். ம். புரியுது, புரியுதுங்க. இதுக்கான நேரம் ம் இதுக்கான நேரம் வந்து என்ன மாரி அ செலவிடணும் அப்டின்னு அ செலவிடணும். அதாவது, இப்போ, ஒருத்தவங்க வந்து தோல்வி அடைஞ்சிட்டாங்க அப்டின்னா, அதுக்கு வந்து அ நம்ம வந்து திரும்ப வந்து பண்ணணும் இல்லைங்களா? ஸோ, அதுக்கு வந்து மனது வந்து மனது வந்து ரொம்ப முக்கியம் இல்லைங்களா, ஸோ, நம்ம ஒரு இடத்தில வந்து ஒரு ஒரு தோல்வி அடைஞ்சிட்டோம் அப்டின்னா, அந்த மனச வந்து திரும்ப வந்து அத திரும்ப இதுக்கு கொண்டு வந்து அந்த ஒரு வெறின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அந்த அந்த வெறி கொண்டு வரதுக்கு வந்து என்ன மாரியான முயற்சிகள்லாம் பண்ணணும்?
நான் என்ன ப்ர ஆமா. ஆமா. கண்டிப்பாங்க. ஆ. நான் என்ன சொல்லுவேன்னா, அந்த தோல்வியால நீங்க என்ன இழந்தீங்கன்னு நெனச்சு பார்த்தீங்கன்னாலே வந்துட்டு, அந்த வெறி வந்துரும். ஆனா, அத விட்டுட்டு, அந்த தோல்வியெல்லாம் ஒண்ணுமே இல்ல. "தோ சும்மா. அது அவ்வளவு தான். வந்துட்டு அது வந்து ஃபன்க்காக." அப்டில்லாம் வந்து யோசிச்சீங்கன்னு வச்சிக்கோங்களேன், உங்களுக்கு கடைசி வரைக்கும், அந்த வெறி வரவே வராது. நீங்க மொதல்ல அந்த பரீட்சையோ, அந்த விஷயத்தையோ, நீங்க வந்து, எந்த மாரி ஒரு தப்பான ஒரு மைண்ட் செட்டோட போய், அ இது பண்ணினீங்களோ அதே மாரி தான் நீங்க மறுபடியும் போய் வந்து செய்வீங்க. என்ன பொறுத்தவரைக்கும், நீங்க, அந்த தோல்விய வந்துட்டு, அது எதனால வந்ததுனு, நீங்க தேட, தேட தான் வந்துட்டு, உங்களுக்கு அந்த காரணம் புரியும். அந்த தப்ப நீங்க மறுபடியும் செய்யாம இருப்பீங்க. நெறைய விஷயங்கள் வந்துட்டு, சரியா இருக்குன்னு வச்சிக்கோங்களேன்.
ம். <laughs> <chuckles> ம். ம். ரொம்ப அழகா சொன்னீங்க. அதாவது உங்களோட வாழ்க்கையில நடந்த, ஒரு சிறிய தோல்விய வந்து ஒரு ஒரு ஒரு தோல்வி வந்து, அதுக்கப்புறம் வந்து, மிகப்பெரிய வெற்றியா மாறுனதா இருக்கட்டும், உங்களோட அ அ கல்லூரி நாட்கள்ல நடந்த இந்த விஷயம் விஷயத்தினால, நீங்க ரொம்ப மனதளவில சரி, உடலளவுலயும் சரி, ரொம்ப சோர்ந்து போயிருக்கும்போதும் கூட, உங்க அ தாயார் உங்க பெற்றோர் வந்து, உங்களுக்கு ஆறுதல் கூறுயதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் உங்களுக்கு நீங்க, உங்களுக்கு பிடிக்காத ஒரு எடத்துல இருந்துட்டு, உங்களுக்கு திரும்ப வந்து, இந்த, ஒரு பெரிய வெற்றி கெடைச்சது வந்து, ரொம்பவே வந்து ஆ ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சுன்னே சொல்லலாம், எனக்குமே. நீங்க பேசுறத கேட்கும்போது. இது எ இவ்வளவு நேரம் பேசினது, உங் இவ்வளவு நேரம், உங்க கூட இவ் இந்த விஷயங்களப் பத்தில்லாம் பேசினது, எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்ததுங்க. ரொம்ப நன்றி.
ரொம்ப நன்றிங்க. நன்றி.